சரிங்க.
அதனால அத வந்து நான் ஒரு ஸ்க்ரீன் நேரம் செலவிடுறதுல எ ஒரு தப்பான வழின்னு நான் சொல்ல மாட்டேன் அத.
உங்களுடைய சூழ்நிலை நிமித்தமாக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க இப்பவே உங்களுடைய வேலை காரியத்துக்காக நீங்க அதுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ச நேரம் வந்து நீங்க ஒதுக்கி பண்றீங்க. இது போக நீங்க வந்து அதுக்குன்ன டைம் ஒதுக்க மாரி ஒதுக்க மாட்டேங்கிற மாரி சொல்றீங்க. இதே உங்களுடைய குழந்தைகள் யாராவது அந்த மாரி ப பயன்படுத்திக்கிறார்கள? அந்த அந்த அந்த அந்த
ம். ம். ஆ. ஆ. ம். ம். ம். ஆ இல் இல்ல, இல்ல. நான் வந்து இப்ப தொலைக்காட்சியையும், கணினியையும் பத்தி மட்டும் தான் சொன்னேன். இன்னும் கைபேசின்னு ஒரு விஷயம் இருக்கு. கைபேசி கைபேசிய பாத்தீங்கன்னா பயன்படுத்தி தான் ஆகுற மாரி இருக்கு. அது வந்து முழுவதும் நல்லதுக்கு தான் நான் பயன்படுத்துறேன்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாத்தீங்கன்னா, வார, வர ஞாயித்திக்கிழமை காலையில, யாரு என்ன பண்ணாலும் சரி, எனக்கு அந்த ரிப்போர்ட்டன்னு ஒண்ணு வந்து என்னுடைய கைபேசியே வந்து அனுப்பிச்சு வச்சுரு. அ அதுக்கு பேரு வந்து வாராந்திர ரிப்போர்ட்ன்னு சொல்லி அனுப்போம். நானும் அத எடுத்து பார்ப்பேன். என்ன நிலவரத்தில நான் இருக்கேன் அப்படின்னு. அது அழகா போட்ருக்கும். நீ வந்து ஒரு சராசரியா இந்த வாரம் வந்து 5 மணி நேரம் பாத்தருக்க அப்படின்னு. அதாவது ஒரு நாளைக்கு.
கண்டிப்பா சொல்லுங்க. தெரிஞ்சுப்பா. சரிங்க. சரிங்க. சரிங்க.